<breath>
ரொம்பவே அது வந்து, ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து குறைக்குங்க.
இல்ல இது வந்து புதுசா இருக்கு. பொதுவா வந்து அலுவலக நண்பர்கள் வந்து, ஆ விடுமுறை நாட்கள்ல அவங்க மட்டும் தான், குழு மாரி வந்து விளையாட்டு உள்ளரங்கத்தை போய் விளையாடப் பார்ப்பாங்க. நீங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து நீங்க, எல்லோருமே கொண்டு போறது, அது வு வித்தியாசமா இருக்கு.
கண்டிப்பா. ஏன்னு பார்த்துகிட்டிங்கன்னா, எல்லாரும் இப்போலாம் வந்துட்டு, ஆ ஒரு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்போ ஒரு நகரத்தில வந்து வேலைக்காக வந்து மாறி இருக்கும்போது, இப்போ நம்ம மட்டும் ஞாயித்துக்கிழமையில போய் வெளியே போய் விளையாண்ட்டு சுத்திட்டு வந்தா, <tsk> பெண்கள் அவங்க வீட்டிலயே தான் இருப்பாங்க, நம்ம மேலேயுமே ஒரு கோவம் வரும், "என்னை மட்டும் விட்டுட்டு தனியா போய்ட்டான்".
ஆமா. ம் ஆமா. இல்ல கண் கண்டிப்பா. கண்டிப்பா. அந்து நல்லது, நல்லது. நீங்க இது எனக்கு புதுசா இருக்கு. இது இது நல்ல ஒரு பழக்கவழக்கம்ல? அப்படி இருக்கும் பொழுது நகைச்சுவை வந்து ஜாஸ்தியாவே வரும், அந்த ஏன்னா பெண் பெண்கள் இருக்காங்க.
நானும் வீட்டிலயே தானே ஒரு வாரமா இருக்கேன்! ஆமாங்க. நம்ம இப்போ, என் மனைவி எல்லாம் "இவன் வந்து, வீட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான், நைட் குறட்டை விட்டு தூங்குவான்" தூங்கவே முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்
இப்ப அத வந்து வெளியில போய் சொல்லிருவாங்க, சேர் சேர் சேர் சேர் சேர்
ஆமா. இந்த மாதிரி சொல்லும்போது, மத்தவங்க எல்லாரும் நம்மள சும்மாவே ஏதோ பாயிண்ட் கிடைக்குமான்னு அவங்களலாம் வெயிட் பண்ணிகிட்டுருப்பாங்க. அப்பா கிடைச்சிருச்சுடான்னு சொல்லி நம்மள வச்சு செய் செய்ன்னு செஞ்சுட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே நாங்க முடிச்சுட்டு, நைட் டின்னர் அப்படியே போயிருவோம் எங்கயாச்சு. போயிட்டு அந்த சாப்பிடற இடங்களில, இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு இல்லிங்களா!
அ வெயிட் <inhales> நல்லது நல்லது நல்லதுங்க. ஆமா. இப்போ அது வந்து சென்னையில வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது.
ஆமா, ரொம்ப. ஏனா, எல்லாரும் அ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல பொருளாதார நிலைமை இருக்கும், ஒவ்வொருத்தவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், சோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போய், இது மாதிரி இல்லாம, எல்லோருமே அது யாரா இருந்தாலுமே ஒத்துக்கிட்டு, அவங்க அவங்களுக்கு பிடிச்சது, எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஆ அவங்க அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ, வாங்கி ஒரு டேபிள்ல வைச்சுட்டோம்னா, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி விஷயங்கள்.
ஆமா, ஆமா. ஆ சரிங்க, சரிங்க. ஆ இது நல்லது, இது நல்லது. பெரிய வ உணவகத்துக்கு போயிட்டா, வசதி படைச்சது. அங்கே ச சங்கடமாகிடும்ன்றதுக்காக வந்து இப்போ உணவு நீங்க சொல்கிறாப்ல வந்து அந்த தெரு உணவு, இதில வந்து வ குறைச்ச இதுல இருக்கும், கூட இதுலேயும் இருக்கும்ல?
ஆமா. ஆமாங்க, கண்டிப்பா. இது வந்து அப்பறம், இந்த பாட்லக் அப்படினு நீங்க கேள்விப்பட்டு இருக்கிங்களா?

ஏ அ அதாவது அ இது நடைப்பயிற்சி போற
இல்ல. அந்த மாரி இல்லைங்க. இப்ப என்னன்னா, இப்போ நெறைய கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. என்னன்னா, ஆ பாட் லக் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா அவங்கவுங்க வீட்ல இருந்து என்னன்ன ஸ்பெஷல் ஆன விஷயமோ அந்தந்த டீம் மெம்பர்ஸ்க்கு சமைச்சு எடுத்துட்டு வந்துறணும் எல்லாருமே.
ஓஹ் சரி, சரி, சரி, சரி, சரி.
எடுத்துட்டு வந்துட்டு அத உட்காந்து ஒரு நாள்ல அது எல்லாரும் அந்த மதியான நேரங்கள் நல்லா உட்காந்து அந்த மேனேஜருக்கு எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பரிமாறி சமைச்சிட்டு ஒருவேள யாராச்சு வீட்டிலருந்து சமைக்க முடியலனா அவங்க வந்து கடைல ஆர்டர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்புறம்
அவ் உணவு பரிமாற்றி பரிமாறிக்கிறதா? சரி, சரி.
ஆ இந்த மாரி விஷயங்கள். இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வந்திருப்பாங்க. இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. கீழ இந்த அ தெற்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அவங்க ஊருல என்னென்ன ஸ்பெஷலோ இந்த மாரி விஷயங்கள். மோஸ்ட்லி நெறைய பேர் நான்வெஜ் தான் விரும்புவாங்க.
ஆ. அதெல்லாம் அவங்க சமைச்சு எடுத்துட்டு வருவாங்களா? ஆ சரி, சரி, சரி, சரி. ஸோ அப்ப அங்கே வந்து ஒ ஒ தமிழகத்தில பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்த உணவுகளும் வந்து சேர்ந்துரும். அது வந்து அ கண்டிப்பா வந்து அங்கே தவிர்க்க முடியாதுல்ல. ஒரு சிரிப்பு சிரிப்பு உணர்வு ஏற்படுத்துறது. ஆமா <laughs>
ஆமா. கண்டிப்பா, ஏன்னா இந்த நெறைய பேர் பேச்சலர்ஸ் அது மாரி இருப்பாங்க. அ வந்து அவங்களும் வீட்டலாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி, இந்த மாரி ஃபேமிலி எல்லாம் சமைச்சு தரும்போது அவங்களுக்குமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாரி இருக்கும்.